அது அ அந்த நேரத்துல, அந்தக் கணவர விட்டுப் பிரிந்து இருக்கு ஆமா, அதுதான் மிகப் பெரிய பிரச்சனை. அப்ப வந்து சுத்தியிலும் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும், ஒவ்வொண்ணு கேப்பாங்க. இது ஏன் இப்புடி? என்ன? அம் ஏன் நீ இங்கே இருக்க? கணவரை விட்டு வந்த? என்ன பிரச்சனைன்னு தெர்ல! கி நேரடியா கேக்குறது இல்லாம, எல்லாருமே பின்னாடி போயிட்டு, எதேதோ பேசுவாங்க. அது காதுக்கு
சமுதாய அழுத்தம் வந்து அப்பதான் ஏன் வந்து இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து கண் அதே மாரி அந்தப் பெண்களுக்குத் தான் கொறையே சொல்லுவாங்க இல்லீங்களா? அ பிரச்சனன்னா அப்படிதான் இருக்கும். நீ தான் சரி பண்ணி இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் ஆமா.
ஆமா, ஆமா. அ ஆலோசனைங்கிற பேர்ல வந்து, பல பேர் அ கருத்து சொல்றேங்குற பேர்ல, அதுதான் பெரிய தாக்கம். <tsk> அந்தக் கருத்த கேட்க முடியாது அவுங்களால. அவுங்க வந்து, அ பெரிய இன்னலுக்கு ஆளாயிடுவாங்க. அது அது ஒரு கட்டத்துல வந்துட்டு, "தனிக்குடித்தனம் தான்" அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, போ போகக்கூடிய நிலைமைல்லாம் வரும். அ "அப்படி இல்ல" அப்படின்னு சொன்னா, த இந்த மாரி அம்மா வீட்டிலயே இருக்குறப்ப, அந்தப் பெண் வந்து பெரிய மனநலப் பிரச்சனைக்கு ஆளாகி, கவுன்சிலர், மனநல ஆலோசகர் அப்படி
அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஹ. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles>